அந்த காலத்தில ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. "நீரின்றி அமையா உலகம்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்குன்னா, "வாட்ஸ்அப் இன்றி அமையா உலகம்" அப்படின்னு மாறிட்டிருக்கு. "அது என்னப்பா வாட்ஸ்அப்பு? வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வாட்ஸ்ஆப் அப்படின்னு மாத்திவுட்டிருக்காங்க" வாட்ஸ்அப்னா, "ஹேய் என்ன மேன் எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு சாயல். அதுதான் காலப்போக்கில வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு செயலியா கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த செயலி வந்து காலையிலயும் சரி, மதியமும் சரி, மாலையில, இரவு நேரத்தில உபயோகப்படுத்தாத ஆட்களே இல்ல. இல்லைங்களா?
சரி. ஆமாங்க.
இதுல நீங்க அத எப்படி பார்க்கிறீங்க? பயன்பாட்ல. உங்களுக்கு எந்த மாரியான அனுபவம் இருக்கு? கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா?
ஆ கண்டிப்பா. இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வந்து மத்த செயலிய விட எல்லா வயதினருமே பயன்படுத்துறாங்க. அதாவது, ஒரு ஆ சின்ன இளம் வயதினர் கொஞ்சம் குறைவா தான் பயன்படுத்துறாங்க. ஒரு கல்லூரி பருவத்துக்கப்புறம் உள்ளவங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. வாட்ஸ்அப்ங்கிறது வந்து, இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே. அ இளம் வயதினர்லாம் இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்ஷாட்ன்னு அப்படி போய்ட்டாங்க. அதனால அவங்க இந்த பக்கம் ரொம்ப வர்றது கெடையாது. கல்லூரி பருவத்துக்கு மேல உள்ள வயசில உள்ளவங்க தான் இத ப பயன்படுத்துறாங்க. நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில ரொம்ப ஆர்வமா தான் இருந்தேன், இத. <snorts> இந்த குழு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. "என்னேய உங்கள் குழுவுல சேர்த்துக்கிறீங்களான்னு"லாம் கேட்பேன் சில இடத்துல. <laughs> அ ஆர்வம் பயங்கரமா இருந்தது. அந்த ஆரமுடிச்ச காலத்தில, இந்த ஸ்மார்ட் போன் வாங்கின காலத்தில பார்த்தீங்கனா, அதில போட்ற ஒரு ஒரு விஷயத்தையும் படிச்சுர்றனும். "இன்னைக்கி அத படிக்கலனா, நாளைக்கு எக்ஸாம் பெயில் ஆயிருவோம்"ங்கிற மாதிரி பார்ப்பேன். <laughs>
சொல்லுங்க. சொல்லுங்க. நிச்சயமாங்க. சரிங்க. சொல்லுங்க. சரிங்க. ஒரு ஆர்வத்தோடு. ஆ சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பாங்க.
அது வந்து படிக்காம சும்மா வந்து தொடுறதே எனக்கு பிடிக்காது. நம்ம சரியா படிக்கலன்னா, திருப்பி வந்து அன் ரீட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதை மாட் மார்க் பண்ணி வச்சுருவேன் அதுல. <chuckles>
கண்டிப்பா.
திருப்பி நேரம் கிடைக்கும்போது படிக்கலான்னு, அப்டி ஒரு முக்கியத்துவம் இருந்த காலங்கள்லாம் போயி, ஐயோ அப்பா வேணாங்கற காலத்தில இப்ப இருக்கேன். <chuckles> இது எப்டி? ம்.
ஆமாங்க அது "அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு" ஒண்ணு சொல்லுவாங்கங்க. <smacks lips> இது நம்ம நண்பர்களும் சரி, வீட்ல ஸ் அ சாப்பா சாப்பிடுற சாப்பாடும் சரி, இதுல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த அளவு இருக்கு. ஓரளவுக்கு தான் வந்து அந்த விஷயம் செய்யணும். நல்லதாஞ்ச் நல்லதா இருக்கட்டும், இல்ல கெட்டதா இருக்கட்டும். ஓரளவுக்கு தான் இருக்கணும். இல்லைங்களா?
ஆமா. ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் Whatsapp குழு வந்து, எனக்கு தேவையில்லாத ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய தேவையெல்லாம் ஒண்ணும் கெடையாது. இருந்தாலும் என்கிட்ட ஒரு 10 5-6 குழு இருக்குனு நெனைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவு தவிர்க்கணும்னு நெனைப்பேன் இந்த குழுவுல சேர்றத. ஏன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம, அதில வர வ ப விஷயங்கள்லாம், எனக்கு அத நான் ஓப்பன் பண்ணி விடணும். எனக்கு எப்டின்னா, என்னுடைய குணாதிசயம் எப்டின்னா, ஒரு இப்போ விஷயம் வந்துச்சுன்னா, அது வந்து அன்ரீட்லயே சில பேரு 500 1000 2000லாம் காமிக்கும் அன்ரீடா <chuckles> அப் அப்டி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அப்பப்போதைய வேலைய அண்ணனுக்கு முடிச்சுடணும்னு நெனைக்கிற ஆளு. அப்டி இருக்கும்போது, தேவையில்லாம இந்த குழுவுல எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அத நான் ஓப்பன் பண்ணி விடணும். இதெல்லாம் போ <chuckles> வேலை இல்லாதவன் செய்ற வேல <chuckles> அதுனால எனக்கு பிடிக்காது. ம்.
சொல்லுங்க. நிச்சியமா. சொல்லுங்க. நிச்சியமா. நிச்சியமா இதில இதில ஒரு 2 விஷயம் இருக்கு. என்னென்னா, 1 குழு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குழு உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவுங்களுக்கும், உள்ள ஒரு பொதுவா இருக்கிற ஒரு ஒரு திறன், இல்லாட்டி பொதுவா இருக்குற ஒரு அட்டிட்யூட். அப்டின்னு சொல்லலாம். இப்போ, அ எடுத்துக்காட்டுக்கு எப்டி சொல்லலான்னா, 1 குடும்பம் இருப்பாங்க. குடும்பத்தில எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. இல்ல அந்த குடும்பத்தினரோட உறுப்பினர்களா இருப்பாங்க. அதனால அவுங்கள சேத்து உட்டுருவாங்க அதுவும் ஒண்ணு.
ம். ம். ஆமா. ஆமா, கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. ஆ அதேதான் அதேதான். அ இப்போ என்கிட்டே என்ன குழு இருக்கு, அத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு வந்து என்னுடைய பையன் பள்ளியில படிக்கிறான். அதுக்கு முதல் முதல் ஒரே 1 குழுதாங்க ச இது பண்ணாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறதுனால. அப்புறம் என்ன பண்ணாங்க அதிலயே வந்து, முதல் 10-15 மாணவர்கள தனியா நாங்க கவனிக்கிறோம். அதுக்கு ஒரு குழுன்னாங்க. சரிடான்னு சொல்லி 2வது குழு போச்சு. அப்புறம் பாத்தா, அவனுடைய ஆசிரியர் என்னா பண்ணாரு, நான் வந்து தனியா கோச்சிங் குடுக்குறேன். அதுக்கு 1 குழுன்னு சொல்லி, இப்போ பள்ளி சம்மந்தமா, நான் 3 குழு வச்சிருக்கேன் <chuckles> இது போக ம்.
சொல்லுங்க. நிச்சியமா. சரிங்க. சொல்லுங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். எல்லா குழுவுலயும் பங்கு பெற்று என்ன சொல்றாங்கன்னு கேட்டு, இல்லைங்களா?
ஆ இதுல ஆ, ஆமா. இதுல என்னுடைய பங்கீடு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, பள்ளிக்கூடம் விடுமுறைன்னா, பாத்துக்குவேன். அப்புறம் அவனுக்கு வந்து வார வாரம் 1 பரீட்சை வப்பாங்க. அந்த பரீட்சையோட முடிவுகள் வரும். அத பாத்துக்குவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அசைன்மென்ட்லாம் அதில வர ஆரம்பிச்சுது. அப்ப நான் சொன்னேன். அந்த ஆசிரியர்ட்ட, "இங்கே பாருங்க! அவனையுமே சேத்துருங்க. அவனுக்கு 1 கைபேசி எண் இருக்கு. என் நம்பர் இருக்கிறதோட, அவனையும் சேத்துட்டீங்கன்னா, அவனே அத பாத்துக்குவான்" ஆரம்ப காலத்தில நான் என்ன பண்ணேன், எனக்கு வரதெல்லாம் அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்ருந்தேன் உக்காந்து.
சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க.
அப்பறம் நான் இத எதுக்கு டவுன்லோட் பண்ணனும், அவனுக்கு பார்வர்ட் பண்ணணும். நீங்க அவன் நம்பரயும் குழுவுல சேர்த்து வுடுங்கன்னு சொல்லி இப்ப அந்த வேலைய முடிச்சிட்டேன். இப்ப எனக்கும் அதுக்கும் ஒரு பிரச்சன கம்மியா இருக்கு <chuckles> முக்கியமான விஷயங்கள தான் அதில பார்க்குறேன்.
நிச்சியமாங்க, நிச்சியமா. ஏன்னா, பசங்களும் வளர்ந்துடுறாங்க இல்லயா! ஒரு 10ஆம் வகுப்பு அப்டிங்கிற பட்சத்தில வந்து 10 2 3 ஒரு 15 பதினே 17 வயசு ஆயிருச்சு. பதினேழு, பதினெட்டு வயசுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து அவுங்களலாம் வளர்ந்துட்டாங்க. அவுங்கவுங்க வேலைய அவுங்கவுங்க பார்த்துக்கிறமாரி கொஞ்சம், கொஞ்சம் விட்ரணும். இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து விட்ரணும் விட்டா ஒரு பொறுப்பு அவுங்ககிட்ட குடுத்தமாரி இருக்கும் இல்லேங்களா!
ஆமா. ம். ஆமா. ஆமாங்க. ம். ஆமாங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில வேல பார்க்கும்போது வந்து நாங்க ஒரு எங்களுடைய டீம்ல ஒரு 6, 7 பேருக்கு மட்டும் எங்க மேலாளர் வந்து வச்சிருந்தாரு. எதாவது முக்கிய தகவல் பகிரணும்ன்னா தான் அதில வரும். பெருசா இந்த வாழ்த்துக்கள் அதெல்லாம் வராது. ஆனா, வந்து அதில ஒரு சின்ன வேலைய செஞ்சாங்க. என்ன வேலன்னு பார்த்தீங்கன்னா, அதில நாங்க 6 பேர் வந்து எங்க மேலாளர் கீழ வேல பார்க்குறோன்னா, ஒருத்தர் மட்டும் அவுங்க கூட பல வருஷங்களா வேல பார்க்குறவரு இருக்காரு. இவுங்க என்ன பண்ணுவாங்க? அவர பாராட்னமாரி அந்த மேலாளர் வந்து ஒரு வாக்கியத்த போடுவாங்க. உடனே அவரு வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லி இவரு ஒண்ண போடுவாரு. இவுங்க 2 பேரு பெருமைய வந்து அங்க நிலைநிறுத்துவாங்க அந்த குழுவுக்குள்ள வந்து. கடுப்பா இருக்கும் பார்க்கிறவனுக்கு <chuckles> ஏன்னா, நாங்க எல்லாரும் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் தான் அங்க வேல பார்க்குறோம். இவரு 10 வருஷமா அவுங்கக் கூட வேல பார்க்கிறாரு போல இருக்கு. அதனால இவுங்க அதாவது இந்த மேலாளர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவரு எனக்கு ரொம்ப முக்கியம் உங்கள விடங்கிறத சொல்லாம சொல்லுவாரு, அடிக்கடி அதுல. <chuckles>
சொல்லுங்க. கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. சரிங்க. நிச்சியமா. அது கரெக்ட். சொல்லுங்க. அது ஒரு சில படத்துலல்லாம் சொல்லுவாங்க. அந்த மனோபாலா ஒரு படத்துல சொல்லுவாரு பிதாமகன்ங்கிற படத்துல. "இது எதுக்கு உருட்டிக்கிட்டு? அப்படியே போட வேண்டியது தான!" அப்டின்னுவாரு. அதான் இது நீ குழுவுல போறதுக்கு நீ நேர்லயே சொல்லிருக்கலாமே! அந்த நபருக்கு. இல்லையா? <laughs>
ஆ, ம். ம். ஆ. ஆமா, அதேதான். ம். அப்படிதான் எனக்கும் கோவமா வரும். உங்க பெ "உங்க பாசம் பிணைப்பு எல்லாம் நீங்க தனியா காமிச்சுக்க வேண்டியது தானே. இங்கே எதுக்கு எங்க முன்னாடி காமிக்கிறீங்க?" அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் எங்க முன்னாடி அவுங்க பெருமைய காமிக்கிறதில. சரி அந்த குழு இப்டி இருக்கும். ஆ அந்த குழு அந்த மாதிரி போய்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் சம்மந்தப்பட்டது வந்து, எங்க குடும்பம், என் கணவரோட குடும்பம் 2 குடும்பம் இருக்கு இப்ப. <chuckles> அதில பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். அவங்க குடும்பம் வந்து நெறைய உறுப்பினர்கள் வருவாங்களா, அவங்க பாட்டி எத எதையோ போடுவான்ங்க அங்க ஊர்ல உள்ள நடக்கிறது அது இதுன்னு. அதனால நான் என்ன சொன்னேன்ன்னா என்னுடைய கணவர்ட்ட 2 கைபேசியும் ரொம்பி வழியிது கேலரி எல்லாம். அதனால "நீங்க உங்க குடும்பத்தோட இருங்க. நான் என் குடும்பத்தோட இருக்கேன். ஏதாவது முக்கிய தகவல்ன்னா நான் உங்களுக்கு சொல்றேன்." அப்டின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாரி பிரிச்சுக்கிட்டோம் ரெண்டு பேரும். இப்போ அந்த
கண்டிப்பா. நிச்சயமாங்க. அது இல்லாம இருக்காது. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்லயா கேலரி ரொம்பி வழியுதுன்னு, அதுக்கு ஒரு ஒரு மருந்து இருக்கு. இப்போ அதில ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த ஆப்ஷன்ன போயி டிசேபிள் பண்ணீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா, நீங்க பார்க்கிற வீடியோவோ, போட்டோ வோ உங்க போன்ல பதிவாகாது.
ஆ என்ன மருந்து? ஆ. அ, ஆ. ஓ! சரி, சரி. ஆனா, அப்படி சொல்ல முடியலங்க. ஏனா, சில நேரங்கள்ல முக்கிய தகவல்களும் வருதா? அது மாதிரி டெலிட் பண்ணிவிடவும் மனசு வரமாட்டேங்குது. அதனால, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட பையன் தான் சொல்லிக் குடுத்தான். இந்த ஆட்டோ டவுன்லோட தூக்கி விடு மொதல்லன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஆ எனக்கு யார் என்ன போட்டாலும் தெரியும். இவங்க சும்மா விளம்பரம் தான் போடுறாங்க, ஃபார்வர்ட் பண்றாங்கன்னு சொன்னா, அத ஓப்பனே பண்ண மாட்டேன். நான் அப்டியே விட்டுருவேன்.
ஆமா. ஏதும் கண்டிப்பா. சரிங்க. ஆமா, அது முக்கியமானது. நிச்சயமா. சரிங்க.
அ அப்படி கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணேன். நான் ஆட்டோ டவுன்லோட்லேந்து தப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது 2 போக நான் ஒரு ஒரு சான்றிதழ் சம குடுக்கிற மாரியான ஒரு பயிற்சி ஒண்ணு பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா அங்க உள்ளவங்கலாம் சேர்ந்து குழு அமைச்சாங்க. ஆனா, வந்து அந்த குழு எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய தகவல்கள் பரீட்சை எப்போ நடக்க போகுது? பரீட்சை ஏதாவது தள்ளி போகுதா? அது சம்மந்தமான முக்கியமான கேள்வித்தாள்கள், அப்புறம் வந்து ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அதெல்லாம் வந்து நல்லா போடுவாங்க. அந்த பசங்க அங்க படிக்கிறவங்க. அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பயன். நானுமே யாராவது கேட்டாலும் ஏங்கிட்ட அந்த நோட்ஸ் இருக்குன்னா, அத வந்து அது உள்ள போட்டு விடுவேன். அப்புறம் வேற யாராவது உதவி கேட்டாலும் இந்த மாரி படிப்பு சம்மந்தமா செய்வோம். அது தேவைப்பட்டது எனக்கு உண்மையிலே.
சரிங்க. சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பாங்க. நிச்சியமா. இப்போ ஒரு சில WhatsApp குரூப்லாம் எப்டி இருக்குன்னா, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நோக்கனா, இப்ப நான் சொன்ன மாரி ஒரு ஒரு திறன் இருக்கும் குடும்பம் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அப்டிங்கிற ஒரு திறன் இருக்கும் இல்லாட்டி ஒரு நண்பர்கள்ங்கிற ஒரு திறன் இருக்கும் ஒரு பள்ளிக்கூட நண்பர்கள் அப்டிங்கிற மாரி இருக்கும் இல்ல காலேஜ் நண்பர்கள்ங்குற மாரி இருக்கும். இது இ இதோட லட்சியம் என்னவா இருக்கணும்? அப்டின்னா, காலேஜ் நினைவுகள் இல்லாட்டி ஒரு சில விஷயங்கள் ம மற்ற மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய வ விஷயங்கள். என்னன்னா, இந்த நண்பன் வந்து இராணுவத்தில இருந்தான். அவன் பெரிய ஆளா ஆயிட்டான். இப்போ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு தலைவர்கிட்ட இருந்து வந்து ஒரு பரிசு வாங்கியிருக்கான், ஒரு பதக்கம் வாங்கியிருக்கான். இது நமக்கெல்லாம் ஒரு பெருமை வாய்ந்த விஷயம் அப்டிங்கிறத பகிர்ந்துக்கலாம். தப்பு இல்ல. ஆ ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பகிர்ந்துக்கலாம் தப்பு இல்ல. இல்லாட்டி சில பேர் வந்து வெளிநாட்ல இருப்பாங்க. நான் வந்து ஆ எங்களோட குடும்பத்தோட நான் வந்து ஒரு 1 மாசம் இங்கே இந்தியா வரப்போறோம். யாராச்சும் இங்கே வர மாரி இருப்பீங்களா? சந்திக்கலாமா? அப்டிங்கிற மாரி கேட்கலாம் தவறு கிடையாது. ஆனா, என்ன நடக்கும்னு தெரியுங்களா? தேவையில்லாத சில தலைப்புகள்ல விவாதம் நடக்கும் விவாதம் வந்து ஒரு முற்று பெறாத ஒரு முற்று பெறவே பெறாது. அந்த மாரி ஒரு விஷயங்கள்.
ஆ அந்த மாரி ம். ம். ம். ம். சரி. சரி. புரியுது, புரிது. அதேதான். சரி, சரி. சரி. சரி. புரியுது, புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா, வந்து WhatsApp குழுல இது இந்த மாரி நீங்க சொல்ற மாரி ஒரு குழுமோ எனக்கு இருக்கு. என்னென்னா, நான் வந்து இந்த எப்டி வந்து இந்த வாழ்க்கை அ தரம் அதாவது பெற்றோர்கள் எப்டி குழந்தைகள கவனிப்பது? அப்டிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி ஒண்ணு நடத்தினாங்க. என்னோட தோழிகளோட சேர்ந்து நான் அத வந்து அதுக்கு போனேன் அத அட்டெண்ட் பண்றதுக்கு. அது முடிஞ்ச உடனே அங்க வந்து பயிற்சி பெற்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு நீங்க சொன்ன மாரி ஒரு பொதுவான விஷயம் அது. அத பத்தின குழு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதில வந்து தினமும் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு பொறுப்புல இருப்பாங்க அட்மின்கிறவங்க. அவங்க வந்து முக்கியமான தகவல்கள் குழந்தை வளர்ப்பு சம்மந்தமானது, குடும்பத்தில பிரச்சனை வந்தா என்ன மாரி பண்ணிக்கலாம்? அப்டின்னு சொல்லி அது சம்மந்தமான விஷயங்கள் இருந்தா அதில போடுவாங்க. அது கொஞ்சம் பயனுள்ளதா தான் இருக்கு அந்த மாரி. ஆனா, என்னுடைய அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வீக குழுன்னு வச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சுற்றுலா பயணம் தெய்வீகப் பயணம் நட போறாங்கல்ல.
அந்த மாரி விஷ சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. ஆமாங்க. சொல்லுங்க.
அ அந்த மாரி குழுலாம் வச்சுருக்காங்க. அந்த மாரி ஒவ்வொரு நோக்கத்த வச்சும், நீங்க சொல்ற மாரி குழுக்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த நான் எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நமக்கு வந்து அத முழு பயன்பாடு அதில இல்லைன்னா, அதை விட்டு நான் வெளில வந்துருவேன். அதான் என்னோட குறிக்கோள் வந்து. தேவையில்லாம நான் ஒரு 20 குழுவுல இருக்கேன்னு சொல்லி, இருக்க மாட்டேன். ஆனா, எனக்கு ஒரு இது வந்து ஸி வ்து சில நாட்களுக்கு முன்னாடி நான் படிச்சது வந்து குழுல ஆக்டிவா இருக்கும்போது இருந்தேன். அந்த படிப்பே முடிஞ்சிடுச்சு. ஆனா நான் அதுலேருந்து லெஃப்ட் ஆகாம அப்டியே விட்டுட்டேன். இதனால ஒண்ணும் பாதிப்பு இருக்குமா, இருக்காதான்னு எனக்கு தெரியல. அதுலேருந்து ஆகணுமா, இல்ல அப்டியே இருக்கலாமா? ஆ இன்னொரு ம்.
நிச்சியமா. கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. அது அது உங்களுக்கு, அங்க இருந்து நீங்க ஏதோ இன்னும் கத்துக்க போறீங்க, அதுனால உங்களுக்கு பயன் இருக்கு, அப்டிங்கிற பட்சத்தில நீங்க அங்க இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க முடிச்சிட்டீங்க இல்லையா, நீங்க ஃபீல் ஃப்ரீ டூ லீவ். "நீங்க வேண்ணா நீங்க இருக்கலாம், இல்லாட்டி நீங்க கெளம்பிர்லாம்" அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. சில பேரு. அப்போ அந்த மாரி இருக்கும் பட்சத்தில, அவுங்க என்னன்னா, நம்ம ஒரு சில கான்ஃபிடன்ஷியல்ஸ் நம்ம ரொம்ப வந்து அ ரொம்ப ச செக்யூர் ப பயனுள்ள விஷயம். பட் வெளியே போகக்கூடாத ஒரு விஷயத்த நம்ம பகிர்ந்துக்க போறோம். அதனால வந்து இப்ப படிக்கிறவங்க மட்டும் தான் இருக்கணும்ங்கிற மாரி, ஒரு கோட்பாடு எல்லாம் வச்சிருக்காங்கன்னா, நம்ம வெளிய வந்துக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. நீங்க சொ
ம். ஆமா. அ. சரி, சரி. அப்பறம். சரி. எனக்கு ம், இன்னொரு
நீங்க சொன்ன அந்த அடிப்படை விஷயம் வந்து சரியா இருக்கு. என்னென்னா, எனக்கு எப்போ வந்து, "ஒரு Whatsapp குரூப் பயன் இல்லை அப்டிங்கிற மாரி நான், எனக்கு தோணுதோ நான் வெளிய வந்துருவேன்" அப்டிங்கிறது ரொம்ப சரியா இருக்கு.
ம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா, எனக்கு புடிக்காதது, அதாவது Whatsappனால, இருக்குற பெரிய, மகாப்பெரிய தொல்ல என்ன தெரியுமாங்க? குழுவுல சேக்கிறாங்கன்னு நம்ம பாட்டு சேந்துருவோம். அவங்க இருக்குற ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் இந்த மாரி பண்ணிட்டாங்க. அதத்தான் நான் சொல்றேன். எல்லாருடைய கைபேசி எண்ணும் அதில வந்து தெரியும் அவுங்களுக்கு. பூராத்தையும் எடுத்து அவுங்க பாட்டு இந்த மார்க்கெட்டிங்க்கு வந்து குடுத்துட்டாங்க. இந்த லோன் குடுக்குறாங்க கிரெடிட் காடு குடுக்குறாங்கன்னு இருக்காங்கல்ல, அவுங்களுக்கு கொண்டு போய் குடுத்துட்டாங்க. அங்கேருந்து போன் காலா வருது. எப்புடி போணுச்சுன்னா, நம்பர் என்னான்னு தெர்ல. அப்புறம் பேசும்போது தான் தெரியுது. அங்க இருக்குற எல்லாருக்கும் இதே தொலைபேசி வந்திருக்கு. அலைபேசியிலருந்து கூப்பிட்ருக்காங்கன்னு. அது வந்து ஒரு தவறான செயல்ன்னு நான் சொல்லுவேங்க.
சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. நிச்சியமா. கண்டிப்பா. ஆமாங்க. ஓ. நிச்சியமா. தவறான செயல் தாங்க. இது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க வெளிய வந்து எங்கேயாவது ஒரு மால் போறோம் பார்த்தீங்களா, சூப்பர் மார்க்கெட்டில மால்ஸ் அந்த மாரிலாம் போறாங்க பெரிய நகரத்துல. அங்க போற இடத்துல நீங்க இந்த தொடக்கத்தில எங்க நீங்க உள்ள போறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா 1 பொட்டி வச்சிருப்பாங்க. அது லக்கி டிரா அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 பேர் நிப்பாங்க. என்னன்னா, உங்க பெயர் உங்களோட மின்னஞ்சல் முகவரி, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இந்த 3யும் மட்டும் எழுதி இதில வந்து போட்டுருங்க. நாங்க குலுக்கல் முறையில உங்களுக்கு வந்து பரிசு குடுப்போம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க வந்து சும்மா உங்கள வந்து ஏமாத்துறாங்க. இந்த பெயர், மின்னஞ்சல் முகவரி, உங்க போன் நம்பர் அவங்க விக்கப் போறாங்க.
ம். ஆமா. ம். ஆமா. அதேதாங்க நடந்தது. இந்த குழுவுல ஒரு குழுவுலேருந்து எடுத்து 1 பையன் வந்து எல்லாருக்கும் அந்த நம்பர பரப்பிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அதுலேருந்து தான் வந்து நான் என்ன பண்றேன்னா, என்னோட நம்பர பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஏன் ஒரு குழுவுல சேர்க்கணுன்னா என்னுடைய அனுமதி இல்லாம அவங்க சேர்க்கவே முடியாது. யாரா இருந்தாலும் என் கான்டாக்ட்ட கூட என்னால வந்து நிறுத்த முடியும். ஆனா, நான் என் கான்டாக்ட்ட மட்டும் அலவுடு குடுத்து வச்சிருக்கேன். ஏனா, எனக்கு வந்து குறிப்பிட்ட கான்டாக்ட் தான் இருக்கு அவங்கலாம் நல்லவங்க. அதுனால அவங்கள விட்டுட்டு மீதி எல்லாரையும் பிளாக் பண்ணி விட்டுட்டேன். <chuckles>
சொல்லுங்க. சொல்லுங்க. நிச்சியமா. ஒரு அற்புதமான மெத்தேட்ங்க அது. நம்ம வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து நம்மள அவங்க Whatsapp குரூப் குள்ள இணைச்சு, நம்மளோட தகவல்கள் எல்லாம் அவங்க வந்து அவங்க கண்காணிக்கிற மாரி ஒரு சில விஷயங்கள். அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். நீங்க சொன்ன மாரி சில குழுக்கள் வந்து நமக்கு நம்ம போன்ல இருக்கிறது ஒரு மாரி வாஸ்ட் ஆஃப் டைம்ங்குற மாரி தான். தேவையில்லாத இன்பர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் தேவையில்லாத விவாதங்கள். நமக்கு வந்து ஆல்ரெடி நம்மளும் நெறைய கஷ்டத்திலேயும் ஒரு ஒரு குழப்பத்திலயும் இருப்போம். மேற்கொண்டு வந்து நம்மள பழப்பமாக்குற மாரியும், கஷ்டமாக்குற மாரியும் நெறைய விஷயங்கள் இருக்கும். நல்லா வந்து சொன்னீங்க நீங்க எப்டி வந்து குழுக்கள நீங்க எப்டி ஹேண்டில் பண்ணீங்க, எப்டி வந்து உபயோகப்படுத்திக்கிறீங்க. ரொம்ப உபயோகம் உள்ளதா வந்து Whatsapp எப்டி வந்து நீங்க பார்த்துக்குறீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
ஆமாங்க. ம். ஆமா. மிக்க நன்றி.